ஆ, இதில இருந்து நான் என்ன தெரிஞ்சுகிட்டேன் அப்பிடினா, இவுங்க வந்து Youtubeல ஆப்ஷனல்னு ஒண்ணு சொல்வாங்கல. அதெல்லாம் விட்டம்ன்னா வந்து வேலைக்கே ஆகாதுங்க. சொன்னாங்கன்னா போட்றணும். அவ்ளோதான்.
நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லும்போது அந்த கேரட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா, அல்வா செய்யும்போது, நம்ம ஊரு கேரட் இருக்கும் இல்லயா! அவுங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, வேற கலர்ல, வந்து நல்லா பீட்ரூட் கலர்ல இருந்தது. நம்ம ஊரு கேரட் இது பண்ணி அது நல்லா பொங்கி, அது மசியாம, அது ஹார்டா இருந்து, கேரட் அல்வாவே கேரட் அல்வாமாரி இல்ல. ஏன்னா, கேரட் கஞ்சி மாரி ஆயிடுச்சு. எனக்கா ஒரு பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பயமாயிடுச்சு. நம்ம அப்பா அம்மா வேற அப் அப்பா என்ன பண்ணாரு. "கேரட் வச்சுட்டு பொரியல் பண்ணிரு மதியம் சாப்பிட்டுக்கலாம்." அப்பிடின்னாரு. நான் சும்மா இல்லாம நான் வந்து கேரட் அல்வா தான் பண்ணுவேன். அவ் அவரு அப்பயே சொன்னாரு. ஏன்னா எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர். அப்பயே சொன்னேன் ''இந்த கேரட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணக்கூடாதும்மா! அது வந்து வேற கேரக்ட இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் அல்வாக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. முக்கா அதுதான் பயன்படுத்தணுமே. அதுதான் நல்லாருக்குமே. அப்பிடின்னு சொல்லும்போது நான் கேட்காம அப்பா! உனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா'' அப்பிடின்ட்டு நான் போனேன். ஆனா, கடைசில பார்த்தா அந்த பாலு பொங்கி அது விழுந்து பாலு ஒன்னுமே இல்லாம ஆயி அதுக்கு நான் சும்மா விடுவனா சர்க்கர போட்டாச்சு தயவுசெஞ்சு குடிச்சிடுங்க அப்பிடின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் ஊத்தி குடுத்துட்டேன்.
ஆஹ! ஆ. சரிங்க. அடடா! ஆ. <laughs> அடடடா! அஹ. ஓஹோ! ஓஹோ! சரிங்க. ஆஹ! அஹ. அடடா! <laughs> ம். அச்சச்சோ! ம், <laughs> கேரட் பாயாசம் பண்ணி குடுத்துட்டீங்கலா எல்லாத்துக்கும். அஹ்ம். ஆமாங்க. ஆனா சொல்லியும் நீங்க வந்து பிடிவாதமா செஞ்சிருக்கிறீங்க, பரவால்லேங்க!
ஆமா வேஸ்ட் ஆக கூடாதுல்ல. மடக் மடக்கு குடுச்சிடுங்கப்பா! 1 ம் ஆ காதுப்பா அப்பிடின்டேன்

அதான் ரவைன்ன உடனே, "என்னடா அது கோழி வச்சு ரவையா அப்டின்னு
<laughs> மறுபடியும், மறுபடியும் இவங்க ரவையிலேயே சுத்துறாங்களே அப்டி னு தோணுச்சுங்கலா? அ.
ஆமாமா, வேற அ போளி சொல்லுங்க. அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பருப்பு போளியா இருக்கட்டும், பால்கோவா போளியா இருக்கட்டும். ரொம்பவே அ சூப்பரா இருக்கும்னு நான் சொல்லுவேன்.
ஆமா, ஆமாங்க. அ. அ தேங்கா உள்ள தேங்கா வெக்குறது ஈசி. தேங்காவ துருவி போட்டு அதில பாவும் ஏலக்காயிலயே பாவு போட்டு அ நில்லுங்க. பாவிலேயே ஏலக்காயும் பொடிச்சு போட்டு அத கலக்கி வெச்சறது தான். அ. இந்த மேலே இருக்க மாவுக்கு மட்டும் என்ன பண்ண சொல்லிவிட்டாங்க அப்டினா, எங்க வீட்டில நான் கேட்டதுக்கு இங்க என்ன சொன்னாங்கனா மைதா மாவு பயன்படுத்த சொல்லி தான் சொன்னாங்க. ஆனா, எங்க வீட்டில போய் கேட்கும்போது என்ன சொல்லீட்டாங்கன்னா, அ, ரவைய எடுத்துக்க ரவைய எடுத்து அத வந்து ஊறவெச்சு, அத மிக்ஸில அடிச்சு, அ மாவு மாரி பண்ணி. அதில வந்து நீ வந்து போளி அந்த இது செஞ்சுக்கலாம் அப்டின்கற மாரி சொல்லும்போது, செம்ம வேலைங்க அது. அந்த ரவைய உள்ள போட்டு அடி, அடின்னு அடிக்கிற அது மாவே ஆக மாட்டேன்கிது. என்னடா இது <chuckles> அப்டின்கற மாரி இருந்துச்சு. ஆனா ஒரு வழியா, கடைசில அத செஞ்சு கொண்டு வந்துட்டேன். அ, இருந்தாலும்
எனக்கு தெரிஞ்சு, அது நல்லா ஊறுனா தான் வந்து அந்த மாவோட பதம் வரும்னு நினக்கிறேன்.
ஆமாங்க, ஊறிருச்சு. ஆனா எனக்கு அத மிக்ஸில போட்டு அடிக்கிறது ரொம்ப வேலையா தெரிஞ்சுது. மைதா மாவுனால டக்குனு பினையறதோட வேல முடிஞ்சிருக்கும். அ இது வந்துட்டு, நம்ம இத்தன வேல செய்ற மாரி இருக்குதே! அப்டிங்கிற மாரி தோணுச்சு. தெரியாம இறங்கிட்டமோ அப்டின்னு தோணுச்சு. சரின்னு எப்படியே செஞ்சு முடிப்போம். அப்டின்னு எப்படியோ செஞ்சு முடிச்சுட்டோங்க.
ஆமா. பரவால்லங்க! ஏன்னா நீங்க நிறைய விஷயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துலயும் அனுபவம் வந்து நல்லா இருந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, செய்ற ஒரு விஷயத்தில வந்து சக்சஸ் என்ற ஒரு மேற்கொண்டிருக்கீங்களே! அதே வந்து அதிசயம். நாலாம் வந்து பார்த்தீங்கன்னா
அதாங்க. இல்லங்க ந நடக்காததைலாம் நான் சொல்லல. <laughs> நான் அது எதெல்லாம் சக்சஸ் அச்சோ அத மட்டும் தான் நான் சொன்னேன். <chuckles>
அ தெரியுது. நானா வந்துச்சுங் கேக் செய்றேன்ற பேர்ல கேக் வந்து செஞ்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல யாரும் சாப்பிடாம, பன்னிக தான் போட, பன்னியே வந்து மோர்ந்து பார்த்துட்டு ஓடிடுச்சு. எனக்கெல்லாம் மனசு கஷ்டமா ஆயிடுச்சு ரொம்பவே.
அஹ. அஹ. <chuckles> <laughs> எனக்கு அந்த அனுபவம் இருக்குங்க. ம் மறுபடியும் இன்னொருக்கா பேசும்போது சொல்றங்க!
கண்டிப்பா. கண்டிப்பாங்க உங்க கூட பேசுனதுல்ல, அந்த சமையலோட குறிப்பும் சரி, அந்த நீங்க புது புது விஷயம் செய்யும்போதும் சரி. ரொம்பவே அற்புதமாவும் வந்திருக்கு. ரொம்ப அழகாவும் பதிஞ் அ பதிவு பண்ணிங்க. என்கிட்ட சொன்னீங்க. கூட பேசுனதில, மிகவும் சந்தோஷம், மிக்க நன்றி! மீண்டும் சந்திக்கலாங்க.